சரிங்க.
அத போட்டு செருப்பு போட்டு போவேன். ரப்பர் செருப்பு.
அ, ஓ, ஆ.
<chuckles> அதுதான் வந்து என்னோட ஸ்டைல்லா மாறிச்சு அது. அ. அதுக்கப்புறம் அப்டியே போச்சுங்க. 11வது, 12வது வரைக்கும் அந்த மாரி ஓடுச்சு. காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, புல்லா ஜீன்ஸ் பாண்ட், அதுக்கு அப்புறம் என்னனா, நான் வந்து தேசிய மாணவர் படையில வந்து சேர்ந்திருந்தேன். அ வ க விமானப்படையோட அந்த தேசிய மாணவர் படை இருக்கு இல்லையா, NCC ஏர்விங்ன்னு சொல்வாங்க. அதில இருந்ததனால வந்து முடியில்லா வளர்க்க முடியல.
<laughs> ஆவ் அப்ப அதுக்கு வேற மாதிரியான ஆமா. அவ், ஓகே. ஆஹா, உங்க ஹேர் ஸ்டைல் போச்சேங்க?
சதுர வட்ட தான். சதுர வட்ட தான் புல் சதுர வட்ட.
ஆஹ.
வெறும் வந்து இந்த <chuckles> அந்த காலத்துல சொல்வாங்க இல்லையா, சதுர வட்டன்னு சொல்லி சொல்வாங்க இல்லையா, சைட்லலாம் ஒண்ணுமே இருக்காது.
இல்ல, இல்ல. ஆ, ஆ வெறும் வெறும் வந்து ஆஹ வெறும் உச்சியில மாத்திரம் தான் மு
ஆல்மோஸ்ட் வந்து ஷேவ் பண்ண மாரி இருக்கும். அது இருந்ததுனால அது அது ஒரு ஸ்டைல்லா அது போயிட்டுருந்துச்சு எனக்கு.
அது உச்சியில மாத்திரம் தான் முடி இருக்கும். ஆனா, நீங்க அதில வேற ஸ்டைல்லலாம் காமிக்க முடியுமா ட்ரெஸில. முடி மாத்திரம் தானே இருக்காது.
அதும் ம நம்ம போடுற நார்மல் டிரெஸ் அந்த ஸ்டைலு தான். அது பண்ணலன்னா, வந்து இங்கே வந்து பனிஷ்மென்ட் நெறைய வுழும். கிட்ட கிட்ட வந்து அந்த பட்டாளத்துல இருக்கற மாரி தான் வந்து அ அங்கு நடத்துவாங்க நம்மள.
<chuckles> ஓ, ஓ. ஆஹா.
அந்த மாரி இருக்கும். அவ்வளோ ப ஆமா. ரொம்ப கண்டிப்பா தான் இருக்கும். கிட்ட கிட்ட அது பாதி பட்டாளம் தான்.
அப்ப ரொம்ப கண்டிப்பா இருப்பாங்கல்ல. அப்போ உங்களா ஸ்டைல் பாலோ. அப் அ அப்பனா உங்க ஸ்டைல ஃபாலோ பண்ண முடியாதுல்ல?
அதாவது எப்டி சொல்வாங்கன்னா, நீங்க வந்து அ யுத்தம் கித்தம் நடக்குதுன்னு வச்சுக்குங்களேன், நம்ம படையோட இது கம்மியாச்சுன்னா, நாங்களும் போக வேண்டி இருக்கும். அந்த மாரி நேரங்கள்ல அது அப்டி தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க எங்கள.
ம்ஹ்ம்.

தொண்ணூறு பர்சென்டேஜ்
ப் பாருங்களேன், நீங்க எப்டி மாறிவிங்க, என்பதுகெல்லாம் நான் பார்க்கும்போது பள்ளில எப்டி இருந்தேன் <chuckles> இப்போ பாருங்க எவ்ளோ மாறிடுச்சில்ல.
அதான் என்னோட நண்பன், என்னோட பள்ளிக்கால நண்பன் அது தான் சொல்லுவான். ஏய் எவ்வளோ அழகா, சு நான் அப்போல்லாம் வந்து ஷ் புல் ஷேவ்வும் பண்ணுவேன் நானு. அதாவது மீச, தாடி எல்லாம் எடுத்துட்டு புல் ஷேவ்வும் பண்ணியிருக்கேன். அப்டி இருந்தீயேடா, நல்லா இருக்குமேடா, திருப்பி பண்ணுடாண்னா. ஐய்யிய! முடியாதுடா. <chuckles> எனக்கு தாடி இல்லைன்னா வந்து, என்னவோ எனக்கு வந்து ஒரு டிரெஸ்ஸே போடாத மாரி ஒரு பீலிங்கு அப்டின்ல்லாம் சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்லிட்டுத் தான் இருக்கேன். என் பொ என் வொய்ஃப் கூட திட்டுவாங்க. "ஏன் இவ்வளவு பெருசால்லாம் வளர்க்குற அப்டின்னு.
ம்ஹ்ம். <chuckles> ஆஹ, இதெல்லாம் புதுசு இல்லியா, இதெல்லாம் எப்ப ஆரம்பி இதெல்லாம் புதுசு இல்லியா உங்களுக்கு. ஒரு காலத்துல அப்டி இருந்திருக்கீங்க, அப்டி மாத்தும்போது நறைய சொல்லுவாங்க.
இல்ல ஒரு 7-8 வருஷமாவே தாடி நறைய வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் நானு. என்ன ஒண்ணு அந்த வெளிநாட்டுக்கு, இல்ல வெளில ஏதாவது இந்த இதுக்கு போற மாரி இருந்தேனா தான் வந்து எடுப்பேனே தவுர, மிச்சபடி வந்து தாடியோட தான் இருப்பேன் நானு.
ஆஹா. ஆ, உங்களுக்கு பசங்கலாம் இருக்காங்களா? அப்ப அவங்கலாம் வந்து உங்க ஸ்டைல என்னன்னு சொல்லுவாங்க?
<chuckles> என் பொண்ணு இருக்கா. எனக்கு 1 பொண்ணு தான். அவ தான் சொல்லுவா. ஆ எல்லா வித விதமா கலாய்ப்பான்னு வச்சுக்கேங்களேன்.
ஆஹ. ஆஹ.
அ எரும மாட்டுக்கு ப பட்டு குஞ்சலன்னுவா. அப்புறம் நறைய நறையா வந்து வாசகங்கள் நறையா இருக்கும் அவல்துல. இந்த சினிமா வ இதுலெல்லாம் வந்தது.
ஆஹா. <laughs> ஆ, இவ தாடி வச்சிட்டு இருக்கிறதுனால, அப்டி சொல்றாளா? இல்ல
ஆ சும்மா, அது ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் புடிக்கும் ஒரு சில நேரம், இப்டி விளங்கப்பா அப்டின்னும் சொல்லுவா.
அ. ஆஹ. இல்ல. என் அப்பாவ நானுமே வந்து, அவங்க ஸ்டைல நான் இன்னுமே வந்து, இது மாரிலாம் நறைய கலாய்க்கிறது உண்டு. எங்க அப்பா கிளீன் ஷேவ்ல தான் இருப்பாங்க. நான் சொல்லுவேன், "ஏன்பா" அப்டிம்பேன் நானு. "கொஞ்சம் தான் வச்சு காமியேன்" அப்டிம்பேன்.
அது தாங்க. அதாவது ஒரு மாறுதல் பண்ணும்போது அவங்க ரொம்ப கலாய்ப்பாங்க. அத விட எ ஏதோ சொல்லுவாங்களே, "மேய்க்கது எருமை, இதில என்ன தான் பெருமை" அப்டின்ற மாரில்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேண்னா, எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த டீ, காஃபி குடிச்சதா என்ன எதுன்னு தெரியாது. எனக்கு நரைசச்சிருச்சு.
அ. ஆ. ஆஹா.